கண்டிப்பா. அங்க வந்து எப்பிடின்னா, அந்தக் குதிரைய ஓட்டுறவரு நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன் அவருக்கு பேசுறது ஒ <chuckles> வேற யாருன்னா கூட நம்மளுக்குத் தெரியாதுங்க அவரு தான் நம்பளுக்கு இப்போ கடவுள்மாரி. ஏன்னா அவர் கொஞ்சம் விட்டார்ன்னா குதிரை கொண்டு போய் என்னைய கீழ கூடத் தள்ளி விட்டுரும் மலை மேலருந்து அந்தமாரி ஒரு நிலமை இருந்துச்சுங்க. அந்தக் குதிரை போய் என்ன ஆயிடுச்சுன்னா, எட்ஜில நின்றுச்சு.
ஆஹா! ரொம்ப அருமை. வேறு வே வேற <laughs> கண்டிப் ஆமா. சூப்பர். சரி.
அப் அப்ப எட்ஜில நிக்கவும் எனக்கு எதுமே புரியல. அப்போ அந்த அவர கூப்பிடுறேன். அவருக்கு எதுவுமே அவரு வந்து இந்திக்காரு. அவருக்கு எதுவுமே புரியல. அ அப்பறம் பையா, பையா, ப
ஓ! எப்பிடி அப்புறம் நீங்க வந்து அவர ஃப்ரெண்டா புடிச்சிங்க? பாஷைகள் எல்லாமே அ வித்தியாசமா இருக்குமே! அ.
ஆ. அவர நான் கூப்பிடுறேன். அதுதாங்க சொல்றேன். அவரப் போய் நான் பையா! பையா! பையா! பையான்னு கத்திட்டு இருக்கேன். அவருக்குக் கொஞ்சம் கேட்டுருச்சு. அவர் வந்துட்டாரு ஓடி. அ என்ன பேட்
<laughs> சரி, சரி.
என்ன பேட்டின்ற மாரி, "பேட்டி" அப்புறம் இந்தி கொஞ்சம் வார்த்தை சொன்னாரு. அதெல்லாம் நம்மளுக்கு புரியல. நான் உடனே அவருக்குச் சைகையில காமிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் அவுங்கள்ட்ட சைகையில காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ம் இ இந்தக் குதிரை வந்து ஃபாஸ்ட்டா போயி அங்க நிக்குதுன்ற மாரி சைகையில அவருக்கு ஸ்
அ நடக்குது. ஆமா, பரவால்ல. அ. சொல்லிப் புரிய வச்சுட்டீங்க. ஆமா.
செஞ்சு காமிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவருக்கு அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆமா, அவருக்குப் புரிஞ்சிருச்சு. ஆனா இங்கிலீஷ்ல எக்ஸ்ப்ளெய்ன் பண்ணலான்னு பார்த்தேன். அவருக்கு அது இங்கிலீஷ் கொஞ்சம் புரிஞ்சுது. அவருக்கு கொஞ்சம், கொஞ்சம் அவருக்குத் தெரியுது. அத வச்சு அவரு கொஞ்சம், கொஞ்சம் புரிஞ்சுருக்காரு. அப்புறம் அந்தக் குதிரையிலேயே தான் அந்த திரும்பி வரும்போது
பரவால்ல.
வேற குதிரையில ஏறி வரலாம். ஆனா வேற இந்திக்காரன்ட்ட திருப்பி நான் இந்த அளவுக்கு பேசிப் அவனுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்ட்டு, நான் சொல்லிட்டேன் "பையா! நான் போய் சுத்தி பாத்துட்டு வரேன். நீங்க அந்த இடத்திலேயே நில்லுங்க. நான் என்னையத் திருப்பி நீங்களே இந்தக் குதிரையில கூட்டிட்டு போயிருங்க அப்பிடீன்னு சொல்லிட்டு. அவர் என்கூட ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்புறமா சரி"
அ. ம். அ பரவால்ல. பரவால்ல. அ அதாவது இப்ப, இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்பிடீன்னா, நம்மளுடைய நட்புக்கும் நம்மளோட தோழமைக்கும் வந்து பாஷைகளோ! மொழிகளோ! முக்கியமில்ல. அ.
கண்டிப்பா. எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாங்க. அ அது ம் நட்புன்றது வந்து நம்ப எதையோ எத வச்சோ நம்ப வாங்க முடியாது. ஒருத்தர் மனசும், மனசும் ஒழுங்கா புரிஞ்சு நம்ம நல்லபடியா இருந்துட்டோன்னா, அது அதைவிட ஒரு பெருசுன்னு சொ எதுவுமே சொல்ல முடியாது. அதுதான் நட்பு. அ காசு பணம் தேவை
கண்டிப்பா. வேற எதுவுமே இல்ல. ஆமா. இப்ப நீங்கப் பாத்தீங்கன்னா பாருங்க, அந்தக் குதிரைக்காரவரு வந்து ஹிந்தி. உங்களுக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. ஆனாலும் அவருகிட்ட மட்டும் வந்துதான், உங்களுக்கு வந்து வேற எந்த வேற எந்தக் குதிரைக்காரர்ட்டயும் போறதுக்கு உங்களுக்கு மனசு செல்லல.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. வரலங்க. ஏன்னா அவரு அழகா என்னையக் கூட்டிட்டு போனாரு. நான் பயந்துட்டேன்னு தெரிஞ்சனால, அவரு அந்தக் குதிரைய அவரு வந்து 2 2 குதிரையா ஏத்திட்டு வந்தாங்க. அவரு இந் அந்தக் குதிரைய இன்னொருத்தவங்க இதுல கட்டி விட்டுட்டு, என்னைய மட்டும் அவரு கூட்டிட்டு போனாரு. நான் ஏன்னா பயந்துட்டேன். அவருக்குத் தெரிஞ்சிருச்சு. அவரு சொல்றாரு. "அழுகாத!" அப்பிடீன்னு சொல்றாரு. நான் அழுகல, அந்த அளவுக்கு என் ஃபேஸ் மாறிடுச்சா! அவரு வந்து சைகை காட்டுறாரு, "கண்ணுல, த கண்ணத் தொடச்சுக்கோ! அழுவாத!" அப்பிடீன்ற மாரி. நான் அப்புறம் சரி, சரி
அ. கண்டிப்பா. அ. நம்ம மேல ஒரு அக்கறை காட்டுற ஜீவன் எந்த ஜீவனா இருந்தாலும், உண்மையிலே அது ஒரு பெரிய நமக்கு ஒரு நட்புதான. அ ரொம்ப அழகான விஷயம்.
ஆமா. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அப்புறம் வே நான் அவரே வந்து என்ன அழகா கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு, அவரு சொன்னாரு, "நீ பயப்படாத! நான் உன்ன கீழ கூட்டிட்டு போய், நானே திருப்பியும் பத்திரமா விட்டிர்றேன். நான் உனக்காக இங்க நிக்கிறேன். நீ போயிட்டு வா! பொறுமையா சுத்தி பாத்து"
ஆமா பரவால்ல

"போய்ட்டு வா பயந்திராத" அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க எல்லாம் சின்னப் பசங்க அ பயந்துட்டு நான் எதையும் போய் ஒழுங்கா பாக்காம வந்துர போறேன், அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. "நான் இங்க நிக்கிறேன் உனக்காக. நீ போய் பாத்துட்டு பொறுமையா வா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்காக இன் அவருடைய இன்னொரு குதிரையும் வெயிட் பண்ண வச்சிருந்தாருங்க. அவரு நெனச்சா போயிருக்கலாம். அவரு காசுக்காக போயிருக்கலாம். ஆனா, அவரு போகாம எனக்காக வெயிட் பண்ணாரு. அ, "நீ நல்லா பாத்துட்டியா? உனக்குச் சந்தோஷமா இருக்கா? திருப்தியா இருக்கா?" அப்படின்ன மாரி அவரு கேட்டாரு. எனக்கு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு அத பாக்கும்போது. நான், அதை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நட்பு வந்து, யாருன்னே தெரியாது. நம்பெல்லாம் கலாய்ப்பாங்க சில பேர் எல்லாம். அ வடமாநில பசங்கள பாத்தா, அந்த வடக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எல்லாம் ஒண்ணொண்ணு கலாய்ப்பாங்க. ஆனா, அவுங்களோட உண்மையான மனச நம்ம புரிஞ்சுக்கும்போது, அது நல்லாவே தெரியுது. ஒரு நட்பா நம்ப அவுங்கள பா அணுகம்போது
இப்போ. ம். பரவால்லங்க. கண்டிப்பா. பரவால்ல! ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. அ அந்த மொழிகள், பாச அந்த ஆமா. அந்த மொழிகள எல்லாம் தாண்டி மொழி கலாச்சாரத்தை எல்லாம் தாண்டி, நமக்குள்ள ஒரு நட்பு பாலமா இருக்கிறது வந்து, அந்த ஒரு அக்கறையும், ஒரு ஆமா அந்த அக்கரை இருந்தாலே நமக்கு ஒரு தனிப்புடுப்பு, ஒரு பாசம், தன்னைப் போலவே அவுங்க மேல வந்துரும்.
நட்பு. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நம்ப வந்து அ இல்லங்க. நம்ம வந்து நம்ப மொழியிலயே சொல்லி, ஒருத்தவங்கள புரிய வைக்கிறது வேற, நான் அவருக்கு
கஷ்டம்.
தெரியாத மொழி அவருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியாத மொழி. ஆனா, அவரு என்ன வந்து, நான் சொன்ன என்னோட ஃபீலிங்ச அவர் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அழகா புரிஞ்சுகிட்டு, என்னைய கொண்டு போய் விட்றதுக்காக, இன்னொரு குதிரையும் நிப்பாட்டி வச்சிருந்தாரு. அப்புறமா அந்தக் குதிரையில என் ஃப்ரண்டயுமே ஏத்திக்கிட்டாரு. ஏத்திக்கிட்டு, எங்க 2 பேரயுமே அவ்வளோ அழகா கூட்டிட்டு போய் விட்டாரு. என் ஃபிரண்டு கலாய்ச்சுக்கிட்டே வந்தா. பையா, என்ன பையா, ரோடு போட்டு வைக்கலாம்ல பையா! மலையில. இப்படி மேடும், பள்ளமா இருக்கே. அந்த மாரிலாம் எல்லாம் கலாய்ச்சுக்கிட்டே வந்தா. அவரு நல்லா, சிரிச்சு கண்டிப்பாங்க.
eஆமா. பரவால்லங்க. பரவாயில்ல. <laughs> இப்ப அ. இப்ப இப்ப இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி, இப்ப இப்ப இதெல்லாம் நீங்கச் சுத்தி பாக்குற இடமா இருக்கட்டும், ஸ்கூல், காலேஜெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நட்பு வ வட்டாரத்தை, நீங்க நீங்க வந்து, ஒரு உங்க சூழலை வந்து உருவாக்கிட்டீங்க. இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு வீடுக்கு வந்து வீட்டுல இருந்து இன்னொரு புது வீட்டுக்கு வெ போம்போது, ஏரியாவும் புதுசா இருக்கும், வீடும் புதுசா இருக்கும். ப்ப அக்கம் பக்கத்தில எல்லாம் அவுங்ககிட்ட நீங்க எப்படி வந்து பழகி, உங்களுக்குன்னு ஒரு நண்ப ஒரு தோழியோ! எப்படி நீங்க வந்து அந்த எடத்துல நீங்க வந்து அத உருவாக்கினீங்க? நீங்க அதுக்கு என்னல்லாம் செஞ்சீங்க?
கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா.

நான் அவன் கிட்ட போய் சொன்னேன். என்னோட என்ன ஒரு இதுவோ, அத போய் நான் அவன் கிட்ட சொன்னேன், "ஏய்! எனக்கு இப்படி போக முடியல. எனக்கு ரூ வழி தெரியல." அப்படீன்னவும் அந்தப் பையன் சரிங்க பா
ம். வேறு மாற்று வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அந்த மாரி கேட்டீங்களா? ஆமா.
கண்டிப்பா. அ கண்டிப்பா அது தான். "எனக்கு வேற மாற்று வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லணும். ஏன்னா நா ஆட்டோல தான் போவேன். அந்த ரூட்ட தவிர்த்து எனக்கு வேற வழி எதுவும் தெரியாது." அப்படீன்னவும், அ அந்தப் பையனும் "சரி வா" அப்படீன்னு சொல்லீட்டு என்னைக் கூட்டிட்டு போயி, "அந்த இங்க வந்துன்னா ஆட்டோவும் கெடைக்கும், பஸ்ஸும் கெடைக்கும். உனக்கு எது வசதியோ அத பார்த்து போயிக்கோ." அப்படீன்ற மாரி சொன்னாங்க.
தெரியாது. சரி. அது எப்படி வ அந்தப் பையன் கூட நடந் நடந்து போனீங்களா? இல்ல வண்டியிலே அ.
நடந்து தான், நடந்து தான். ஏன்னா ஸ்கூலு படிக்கும் போது வண்டி எல்லாம் இங்க யாருக்குமே அலோவ் கெடையாது இந்த ஸ்கூல்ல. ஆ. அதனால எல்லாம் நடந்து தான் போகணும். அ அந்தப் பையன் நான் பாத்துருக்கேன். நானும் அந்தப் பையனும் ஒரே பஸ்லலாம் வந்துருக்கோம். எங்க கிளாஸ் பையன் தான் அவன். ஆனா பேசுனதெல்லாம் கெடையாது. அந்த அளவுக்கு நட்பு இல்ல. இருந்தாலும் கடைசியில ஒரு நம்பளுக்கு ஒரு அ இக்கட்டான சூழ்நிலைல நம்ம பேசி தான் ஆகணும் பாத்
கொடுக்கக் கூடாது. ஆமா. ம். அ. பரவால்ல. அ. அ. அ. ஆமா. அந்த நேரத்துல நமக்கு ஒரு கரெக்ட்டானா ஒரு இக்கட்டான சொல்லும் நட்பு தேவை. அந்த வழி சொல்றதுக்கு ஒருவர் வேணும். கண்டிப்பா.
துக்கோங்க. கண்டிப்பா. வே யேணும் அ ஏன்னா மத்தவங்கள தெரி இன்னும் ரொம்ப தெரியாதவங்க கிட்ட போய் நம்பளால டக்குன்ன்னு பேசி ஒரு ரூட்டு கேக்க முடியாது, நம்ப அந்த நேரத்துல. அ இது தெரிஞ்சவங்கன்றதுனால கொஞ்சம் போய்க் கேட்டுட்டு தெரிஞ்சவன்னா, கிளாஸ்ல படிக்கிறான் அந்த அளவுக்குத் தெரியும்ல தவிர்த்து, அந்தப் பையன் கிட்ட பேசுனது இல்ல. நா ஸ்கூல்க்கு புது
ஆமா. ஆமா. உங்களுக்கு அது வந்து கேக்குறது மூலியமா ஆமா. அது வந்து கேக்குறது மூலியமா பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஒரு நட்புக்கும் ஒரு வலிமை இருக்குது இல்லையா?
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆ கண்டிப்பா. அதுலருந்து அந்தப் பையனும், நானும் எப்போ போ பேருந்துல பாத்தாலும் நல்லா பேசிட்டு வருவோம். கிளாஸ்ல பாத்தாலும் நல்லா பேசுவோம். ப <tsk> அந்த மாரி ஒரு அ சரி, ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் ஒரு இது கெடைச்சுருச்சு எங்க 2 பேத்துக்கும். அதுவரைக்கும் <tsk> வந்தா, அய்யோ அந்தப் பொண்ணே என்கிட்
ஆ. கண்டிப்பா.
ட பேசாது. அந்தப் பையனும் என்ட்ட பேசமாட்டான்ற மாரி நாங்க 2 பேரும் அம் யாரையோ பார்த்த மாரி போவோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நட்பு ரு ரீதியா ஒரு இது உருவாயி, நாங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம். அதே மாதிரி தான் புது ஸ்கூல் போன பிறகும் யாருமே தெரியாது. "இருந்தாலும் நம்ப இனிமேட்டு அவங்க கூட நட்பா உரையாடல் இருக்கதான் செய்யணும்." அப்படீன்றனால ஒரு ஒருத்தர் கிட்டயா, "அ நான் இங்கருந்து வரேன். நான் இந்த ஸ்கூல்லருந்து மாறி வரேன்." அப்படீன்ற மாரி ஒரு ஒருத்தர்ட்டயா பேசி ஒரு நல்ல பழக்க வழக்கம் வந்துச்சு. அப்புறம் சாப்பாடு
ஆ. பரவால்ல. ஆ. கண்டிப்பு. ஆமா. சுயமா நம்மால ஆமா. சுயமா நம்மள அறிமுகப்படுத்திக்கறது. நா இங்கருந்து வர்றேன். நீங்க உங்க வீடு எங்க இருக்கு? உங்க ஊர் எங்க இருக்கு? நீ எந்தப் பஸ்ஸுல வர்ற? இதே டைம் நம்ம பஸ்ஸோட டைமல்லாம் நம்ம வச்சுட்டோம்ன்னா, அதே இது அதே பஸ்ஸ அவங்க ஏர்ற டைமும் நம்ம ஏர்ற டைமும் ஒண்ணா இன்னும் கொஞ்சம் நெருக்கம் ஜா ஒரு அதிகமா இருக்கும். ஆமா.
கண்டிப்பாங்க. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க. ஆமா. கண்டிப்பா அந்த மாதிரி தான் நா நானும் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த உணவு நேரத்துல வந்து உணவ பரிமாறிக்கிறது. நம்பளே வச்சு சாப்பிட முடியாதுல்ல. ஒரு ஃபிரண்ட்ஸ்ன்னு ஆகுறாங்கன்னா அ நம்ப பேசாதவங்களா இருந்தாலுமே, "இந்தாங்க இந்த கொஞ்சம் சாப்பிட்டு பாரேன் எ அ" அப்படீன்னு சொல்லிக் குடுக்கும் போது, அவுங்க நல்லா சாப்பிட்டு பாத்துட்டு, "அ நல்லா இருக்கு" அப்படீன்ற மாரி சொல்லி நாங்க அதுல கொஞ்சம் உரவாடல் கொஞ்சம் வலுமையா ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு எதாச்சும் ஜெராக்ஸ் எடுக்க சொல்றாங்க, அந்த மாரி அப்படீன்னா, "வாங்க நம்ப எல்லாரும் ஒண்ணா போலாம். ஒண்ணா போய், ஒண்ணா எடுக்கலாம்."
அ. ஆமாமா. சாப்பிட்டு பாருங்க. ஆமா. பரவால்ல. அந்த மாரி சின்ன சின்ன உதவிகள வந்து எல்லாரோடமே கலந்து செஞ்சுக்குவீங்க கண்டிப்பா. அ.
கண்டிப்பா. அ கலந் து செஞ்ச மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்லூரி பருவத்துக்கும் கண்டிப்பா.
இப்ப

கல் கல்லூரி பருவம் அ சொல்லுங்க.
ஆமா கல்லூரிப் பருவத்துக்கு நாங்க போறோம். அந்தக் கல்லூரி பருவத்தில யாருமே தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சது வேற. இப்ப கல்லூரி எல்லாரும் ஒரு ஒரு அவுங்க அவுங்க வீட்டு கிட்ட எது இருக்கோ அந்தக் கல்லூரியா பாத்து, அ தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, நம்ப கல்லூரி போன பிறகு எல்லாமே புதுசு. அப்போ எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு ம் வி விதத்துல பேச ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் எப்டின்னா, அம் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தே வரா. அவள வந்து நான் பஸல பாத்தேன். அந்தப் பொண்ணு எங்கயோ பாத்த மாரி இருக்கேன்னவும், அவ கிட்ட போய் நான் கேக்குறேன். "நான் உன்ன உங்கள நான் எங்கயோ பாத்த மாரி இருக்கு. அ இந்த ஏரியால இருந்து தான் வரீங்களா?" அ அப்டின்னு கேக்கவும் அவுங்களும் "ஆமா நானும் இந்த ஏரியால தான் இருக்கேன்" அ அப்படின்னவும் 2 பேரும் கலந்து, உரையாடி நல்லா ஒரு தோழியாயி நாங்க 3 வருஷம் இப்ப எனக்குக் கல்யாணம் ஆயி ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. இன்ன வரைக்கும் நாங்க ஒரு பெரிய அ பெஸ்ட் ஃபிரண்ட்ஸ் நாங்க 2 பேரும். எங்க போணுனாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா தான் போவோம். ஒன்னா தான் வருவோம் அப்படின்னு இருக்கும்போது ம் அது ஒரு வார்த்தை. அவ கிட்ட போய்க் கேட்டு நாங்க 2 பேரும் பேசுனனால, அவளும் என்கிட்ட பேசனனால, நல்ல ஒரு நட்பு வந்துரு
ஆமா. ம். சரிங்க. ம். நீங்க நம்ம ஏரியா தானா? ம் பரவால்லங்க. பரவாயில்ல பர அது ஏரியாவும் ஒரே ஏரியாவ இருக்குறதுனால உங்களுக்கு வந்து அது ரொம்ப ய சுலபமா ஆயிடுச்சு உங்கள ஒரு தோழியாக்கிக்கிறதுக்கு.
கண்டிப்பா கண்டிப்பா ஆ சுலபமாயிடுச்சு. கண்டிப்பாங்க இல்லாட்டி, நான் பேசலைன்னு வைங்களேன், அவளும், அவ பாத்துட்டு, அவ வேலைய பாத்துட்டு போயிருப்பா. நானும் பேசியிருக்க மாட்டேன். நானும் நான் வேலைய பாத்துட்டு போயிருப்பேன்.
ஆமா. ஆமா-ஆமா. கண்டிப். நாம பேசணும். ஆமா. அதான் உண்ம. நீங்க ஒரு வார்த்த சொன்னீங்களே! பேசணும். எந்த எடமா இருந்தாலும் நம்ம பேசணும். இப்ப இப்ப நம்ம வந்து இப்ப காலேஜா இருக்கட்டும், பள்ளி பருவமா இருக்கட்டும், நம்ம ஒரு நல்ல ஒரு புது ஒ நண்பர்களோ, நம்ம ஒரு தோழிகளையோ நம்ம வந்து ஈஸியா நம்ம பேசி பழகிக்கிறோம். அ இப்ப வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போறப்போ, நீங்க நாடு விட்டே நாடு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அ ஒரு நாடு விட்டு நாடு போயி அந்த பாத்தீங்கன்னா, மொழி, கலாச்சாரம், எல்லாமே நமக்கு புதுசா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு எடத்துல போயிட்டு, நீங்கப் புது நண்பர்களை ஏதாவது நீங்க வந்து அ உருவாக்கி இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு தோழி எல்லாம் கிடைச்சுருக்காங்களா?
ஆமா. கண்டிப்பா ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங் கண்டிப்பா கண்டி ஆமாங்க. கண்டிப்பா. கண் அந்த மாதிரி நான் எப்படி சொல்லணும்னா நாங்க ஸ்கூல் டூர்க்கு போனோங்க ஒரு தடவை அ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க காஷ்மீருக்கு அந்த ஷிம்லாக்கு போயிருந்தோம். அப்போ நாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆ ஷிம்லாக்கு போயிருக்கும் போது, அ மலைக்கு மேல ஒரு குதிரைல வச்சு எங்கள ஏத்தி அம்ச்சாங்க. அப்போ பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு குதிரை அப்டின்ற மாரி குடுத்திருந்தாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா போய்க்கிட்டே இருப்பாங்க.
ஆ. ஆ, அருமைங்க. ஓ. பயமா இல்லையாங்க? எங்க தனியா ஒரு தனியா ஒரு குதிரைய குடுக்கும்போது எப்படிங்க போனீங்க? <laughs>
அ அது தான் ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. அது என்னன்னா எட்ஜுல போய் நிண்டுருச்சுங்க. அ அது பாக்க எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப சகதியான எடங்க வேற, மலமேல, சகதியான இடமா இருந்துச்சு. அப்போ அந்தக் குதிரையால ஒழுங்கா
ஆமா. அ யப்பா! சரி. அது அ. அப்போ அந்த எடத்துல வந்து உங்களுக்கு யாராவது புது நண்பர்களோ, ஒரு புது தோழி வந்து சப்போர்ட் பண்ணாங்களா?
ஆமா.